உலகம் துவங்கி 6000 ஆண்டுகள் ஆகிறது. கிட்டத்தட்ட என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அது எப்படின்னு அதில ஆராய்ச்சிக்குள்ளாக நாம போக வேண்டாம். ஆனா, இத்தனை, இத்தனை மொத்த வருஷத்தில. இந்த கடைசி 25 ஆண்டுகள்ல தான் இவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ச்சி, இவ்வளவு பெரிய சமுதாய மாற்றங்கள், இவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவுகள், இதெல்லாம் நடந்து இருக்கு. அப்ப நீங்க நல்லா யோசிச்சி பாருங்க. எவ்வளவு காலகட்டம் இந்த கூட்டு குடும்ப கலாச்சாரம் வாழ்க்கை வழக்குல இருந்திருக்கிறது. இல்லங்களா? ஆமா.
ம். சரிங்க. ம். சரிங்க. ம். ம். அம், ஆமா. அது வந்து ஒரு கூட்டு குடும்பங்கள் அப்படிங்குறது வந்து எல்லாரும் சேர்ந்து வாழணும், பகிர்ந்து வாழணும், அன்ப பகிர்ந்துக்கணும், உணவ பகிர்ந்துக்கணும் நெறைய விஷயங்கள் இருந்தது. எதனால இந்த கூட்டு குடும்ப பழக்கவழக்கம் வந்து உடைஞ்சி போஞ்சி முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ம். அத தான், அதுக்கு தான் வர்றேன். இத்தனை, இத்தனை 1000 ஆண்டுகள் நிலை பெற்றிருந்த அந்த, அந்த கூட்டு குடும்ப சமூக வாழ்க்கை, எப்படி கடைசி காலத்தில இந்த ஒரு 25 வருடங்களுக்கு உள்ளாக இவ்வளவு மாறி இருக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சி பாத்தோம்ன்னா, இந்த அறிவியலும், பொருளாதார வளர்ச்சியும் நகரமயமாக்கமும் தான் முதலாவதாக அந்த இடத்தில ஒரு பங்களிப்ப வகிக்கிறதை நம்மால் யூகிக்க முடியும். இதே மாதிரி
சரி. சரிங்க. அத எ கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எதனால ஒவ்வொன்னும் என்னென்ன காரணங்களால அப்படின்னு.
நம்ம, நம்ம, நம்ம நினைச்ச மாரி அ ஒரு 25, 30 ஆண்டுகள்ல தான். இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து அ என்னது அபரிவிதமாக அதாவது ஒன்றிலும் ரொம்
ரொம்ப வேகமாகவும் நடந்தது. அதே சமயம் ரொம்ப எதிர்பார்க்காத முறையிலும் இருந்தது இல்லைங்களா.
எதிர்பார்க்காத அளவிலும், அளவிலும் பறந்து விரிந்து நாம் நெனைச்சி கூட பாக்க முடியாத அளவுக்கு இந்த விஞ்ஞானமும், அறிவியலும், பொருளாதாரமும், நகரமயமாக்கமும் வளர்ந்து போச்சி. பாருங்க இது அ மனிஷனுடைய வாழ்க்கை திடீரென்று காண கிடைக்காத ஒன்று கிடைத்ததைப் போல அவர்களை பார்க்க அனுபவிக்க வைத்துவிட்டது. அதனால, இந்த திடீர் பிரவேசம் இருக்குது பாத்தீங்களா? இந்த அறிவியல் வளர்ச்சி தொழில்நுட்பம்
உண்மதாங்க. சரியா சொன்னீங்க. ஆமாங்க. இதற்கு யாரும் தயாரா இல்ல. அது உடனடியா வந்தப யாராலும் அத சரியான முறையில எதிர்கொள்ள முடியல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமா.